ஆ கிளைமேட்டும் ஒரு காரணம் இருக்கு. அதாவது எந்த பிரச்சனையுமே இல்ல, அந்த நேரத்தில வந்து இந்த மாதிரி ஒரு மேகமூட்டமான ஒரு தினம் இருக்கு, காலை பொழுதில அந்த மாரி இருக்கு. அப்படின்னா, அப்போ வந்து நம்ம ரொம்ப சுனங்குன மாரியான ஒரு மனநிலையில தான் இருப்போம். என்ன போ, பரவாயில்ல கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுப்போம். பாத்திரம்தான அப்புறம் விளக்கிக்கலாம். சாப்பாடு தானே அப்புறமேல சாப்பிட்டுக்கலாம். அப்டீன்ற மாரி ஆயிருவோம். இது இந்த சுறுசுறுப்பா ஆகுறதுக்கு வந்து மெயினா ஒரு என்ன விஷயம் பண்ணணும் அப்படீனா, நம்ம இந்த வெயில்ல போணும்னு வச்சுக்கோங்களேன் காலையில இந்த இளம் வெயிலுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வெயில்ல போயிட்டு ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் போய் நின்னாவே நம்ம உடம்பில அந்த டோப்பமைன் அப்படின்ற ஒரு திரவம் வந்து சுரக்க ஆரம்பிச்சுரும். அந்த ஹார்மோன் வந்து வெளிப்பட்டுச்சு அப்படீன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ரொம்ப சுறுசுறுப்பா ஆயிருவோம். அந்த சூரிய ஒளியில அவ்ளோ பவர் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செடி வளர்றதுக்கே வந்து சூரிய ஒளி ரொம்ப அவசியம். சூரிய ஒளி படாத இடத்துல வந்து அந்த இதுவே வளராது. ஆ பொது
ம். ம். ம். ம். ஆமா. ம். ம். ம். ம். ம். ஆமா. ம். ம். ம். ம். ஓ! ஓ! ஆ. நான் கூட கேள்விப்பட்டுருக்கேன். இந்த பிறந்த குழந்தைங்கள வந்து காலை வெயில்ல கொஞ்சம் நேரம் வந்து ட்ரெஸ்லாம் போடாம அப்படியே எண்ணெய் தடவி போடணும். அப்படின்னு, சொல்லி பாட்டிலாம் சொல்லுவாங்க.
ம்ஹ்ம். நிச்சயமா. ஆமா, ஆமா. அது வ அது வந்து அவ்வளோ முக்கியம். அந்த முளைப்பாரின்லாம் போடுவாங்கள திருவிழா காலங்கள்ல அத பார்த்தா வீட்டுக்குள்ள தான் வெச்சிருப்போம். வெளிய எதாவது ஆடு மாடு மேஞ்சிரும். அப்படீன்னு, சொல்லிட்டு. ஆனா, காலையில வந்து ஒரு 1 மணி நேரம் அத கொண்டு போய் வெயில்ல வெக்கணும். <chuckles> வெயில்ல வெச்சுட்டு, அது கூடவே காவல் காத்துட்டு 1 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க எங்கம்மாலாம் அதுக்கப்புறம் திரும்ப அத கொண்டு வந்து உள்ள வப்பாங்க. அதுக்கு ஏத்த மாரி தண்ணி ஊத்துவாங்க. ஸோ அந்த சூரிய ஒளியில அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி இருக்கு. நம்ம மேல பட்டுச்சு அப்டீனா ஆமா.
அப் அதுக்கு நல்லா இருக்கும்னு. ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆ. ஆ, இப்போ நீங்க இந்த ரொம்ப சோர்வா வந்து என்னடான்னு இருக்கும்போது. தனிமையா இருக்கும்போது தான் இப்படி வருதா, மக்களோட சேர்ந்து அதாவது வீட்டு குடும்பத்தினரோட சேர்ந்திருக்கும்போது, அப்போ வந்து அந்த இது போயிடுதா. அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா?
ம்ஹ்ம்.